ஆமா. வேற வேலை வாய்ப்பு. ஏன்னா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ம் அ அது எப்படியோ நடந்துடுச்சு, இது. இ என்ன சொல்றது? பொதுவா வந்து சில பேரு சொல்லுவாங்க. நீங்க வந்து இந்த ஒரு சில கோயில்களுக்கெல்லாம் வந்து, அ இ அந்த கடவுள் கூப்ட்டா தான் போ முடியும், அப்படின்லாம் சொல்லுவாங்க.
கண்டிப்பா. அவரோட. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா.
ஆமா. இது பாருங்களேன்! நாங்க என்ன பண்ணோம்? சமீபத்தில போ ஒரு 3, 4 மாதங்களுக்கு முன்னாடி, நானும் என் நண்பர் வந்து வெளிநாட்ல இருந்து வந்தாரு.
ஓ, சரிங்க!
சரி, நம்ம 2 பேரும் போலாம், அப்படின்னு சொல்லிட்டு, இ நாங்க கிளம்பி போயிட்டோம்.
ம்.
எங்களுக்கு வந்து இப்ப இந்த புதிய நரை நடைமுறை எங்களுக்கு தெரியில. இந்த மாதிரி வந்து இரவுல ஆமா. இரவுல வந்து பாதுகாப்பு இல்ல. உட மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஓ! இப்போ நடைமுறை மாத்திட்டாங்க? உங்களுக்கு. ஓ! சரிங்க, சரிங்க.
இரவு நாங்க போயிட்டோம், பார்த்தாக்க இந்த மாதிரி வந்து, இந்த அ ப பாரஸ்ட் டிபார்ட்மென்ட் சொல்றாங்க இல்லைங்களா? ம். ஆ. அவங்க வந்து வனத்துறை வந்து அனுமதி இல்ல, அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்க அடிவாரம் வரைக்கும் போயிட்டு, திரும்பி வ வரவேண்டியதா ஆயிப்போச்சு. ஆமா. அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனாலும் சரி பார்க்கலாம், அப்படின்னு சொல்லிட்டு. வு பண்ணிண்ணு இருக்கோம், வெயிட் பண்ணின்னு.
ஆமாமா. அச்சச்சோ! அந்த மாரியாயிடுச்சு! கண்டிப்பா, கண்டி கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. அதாது உங்க நண்பர்களோட சேர்ந்து போலாம்ன்னு பார்த்திருக்கீங்க. திருப்பி உங்க நண்பரோட, உய் ஒரு நண்பரோட திருப்பி ஏறலாமே. கண்டிப்பா கண்டிப்பா. இத மாதிரி வே அ. கண்டிப்பா, சொல்லுங்க.
ஆமா! அத் அது ம்ஹும். அது முடில்ல. ம். அது என்னன்னா, இது முடியாம போயிடுச்சு. ஆனா வேறு சில நண்பர்கள் வந்து இந்த இந்த பகுதில வந்து, இந்த கர்நாடகா வனப்பகுதியில வந்து நிறைய மலைகள் இருக்குது.